ஆமா. அவருக்கு எப்பவுமே என்னோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அதனால அப்டியே சொல்லி பழக்கிட்டாரு. அப்புறம், உறவினர்கள்லாம் வருவாங்க. அப்போ வந்து கஷ்டப்பட்டு நான்லாம் இப்ப இரவு உணவுக்கு வர்றாங்க அதும் என்னோட கணவர் வீட்டு உறவினர்கள்லாம் வராங்கன்னா, அ ரெண் வேலைக்கும் போயிட்டு அப்போதான் 8:00, 8:30க்கு தான் வந்திருப்பேன். அதுக்கு மேல ஒரு சாம்பார் வச்சு, சட்னி வச்சு, இட்லி ஊத்தியிருப்பேன், தோசைக்கும் அப்டியே ரெடியா இருப்பேன், "என்ன? இதான் செஞ்சியான்னுவாங்க. எனக்கு அப்டி <laughs> எரிமலை எப்டி பொறுக்கும்ன்ற மாரி ஆவேன் நானு. "வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன். அ இவ்ளோ விமர்சிக்கிறாங்களே! ச்சே, நம்ம அம்மாவுக்கு இப்படி தானே நம்மலாம் பண்ணியிருப்கோம்" இதுக்கப்
ம். <laughs> அ. அதான். கடுப்பாகுமே! <chuckles> அ. ம். ஆமாங்க. அந்த தருணத்தில போனதுக்கு தான் நம்ம யோசிக்கவே ஆரம்பிப்போம்.
கண்டிப்பா! அ, என்னோட அ மாமா வந்து ரொம்ப மாமனார் வந்து என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு, ஆனா இந்த சாப்பாடு விஷயத்தில மட்டும் ஏதாவது ஒரு சொல்லிட்டார்னா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும்! ந
அ. <chuckles> ஓ! அவரு உண்மையா சொல்லிருவாரா?
ஆமா. அ அப்போ வந்து என்ன சொல்லுவாருன்னா, சட்னி என்ன ரொம்ப அரைச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் கொர கொர இருந்தா தான் நல்லாயிருக்குன்னுவாரு, ரசம்லாம் எப்படி வைக்கணும் தெரியுமான்னு அந்த ரெசிப்பியே சொல்லுவாரு! அப்புறம் இதே
ம். <chuckles> ம். அப்ப அதெல்லாம் ஒரு சில நேரத்தில கொஞ்சம் கடுப்பா தானேங்க இருக்கும்! இந்த மாதிரி <chuckles>
ஐயோ! ரொம்ப வருத்தமா இருக்கும். வேலைக்கும் போயிட்டு, நம்ம வீட்டையும் சமாளிச்சு, அப்போ உ வீட்டுக்கு உதவிக்கும் நம்ம ஆள் வைக்க முடியாது. ஏன்னா நம்ம நேரமே கா
அ. மாமியார் இருப்பாங்களே இல்லையா?
இல்ல, அங்க தனியா தான் இருந்தோம். அவங்க என்னைக்காவது வந்து ஒரு இரவு உணவுக்கு வருவாங்க. திடீர்னு காலைல வந்து இங்க வந்து சாப்பிடுங்க நாங்க கூப்பிடுவோம். அப்போ இந்த வார இறுதி நாட்கள்லாம் நான் நெறைய நாள் கூப்பிடுவேன். "அ வாங்க இங்க வந்து சாப்பிடுங்க!" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தான் இதெல்லாம் நடக்கும். <chuckles> அது மட்டும் இல்லாம, திடீர்ன்னு ஆஃபீஸ் போயிட்டு வருவோம். எதிர்பார்க்கவே மாட்டோம். அ எனக்கு எனக்கு முன்னாடி என் கணவர் சில நேரம் வீட்டுக்கு போயிருப்பாரு. நான் லேட்டா வருவேன். அப்ப வந்திருப்பாங்க. அப்போ அறக்க பறக்க நம்ம போய் ஏதாவது செஞ்சு, ஒரு இட்லி எதாவது வச்சு ஒரு சட்னி வச்சு எடுத்து வந்தா, எங்க மாமா சொல்லுவாங்க "எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத ஒரே டிஃபன் இட்லி தான்! <chuckles> அதுவும் நீ செய்ற இட்லி இன்னும் கல்லு மாதிரி இருக்கு"
ஓ! சரி, சரி. ம். அ. <chuckles> <chuckles> <laughs> நமக்கு அதுதான் சுலபம் ஆச்சே!
ஆமா. எனக்கு அப்டியே அழுகையே வரும். ஐயோ! என்னடா அது. <chuckles> என்னன்னு பார்ப்போம்.
ம். <chuckles> அதான். கஷ்டமா தான் இருக்கும். குழந்தைகள்லாம் இருந்தா கூட அது அப்ப குழந்தைகள் இல்லையா?